இது வ இது வந்து ஆக்சுவலி வாக்கிங் நடைப்பயிற்சி வந்து நம்ம உடற்பயிற்சி மட்டும் கிடையாது. நம்ம மனப்பயிற்சியும் கூட தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நடைப்பயிற்சி நம்ம நம்ம செஞ்சு செஞ்சு நம்ம ஒரு நட்பு உறவ வந்து கண்டிப்பா ஒரு வட்டாரத்த வளர்த்திருப்போம். அந்த வட்டாரம் வந்து அவங்கள பார்க்காட்டி <tsk> நமக்கு மனசுல ஒரு இவங்கள பார்க்கலயே அப்டிங்குற மாரி ஒரு உணர்வு கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம வாக்கிங் வந்து வீட்ல நீங்க சொன்ன மாரி அற்புதமா சொன்னீங்க. 8 மாரியும் போடலாம். 8 போடுறதனால ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு. நம்ம் கோவிட் டைம்லயே நம்ம் அதெல்லாம் பார்த்துருக்கிறோம். கோவிட் டைம்ல வெளியலாம் போ முடியாது. அதனால வீட்டுக்கு மட்டும் வீட்ல வீட்டுக்கு மேல இருக்க மொட்ட மாடியிலேயே இந்த மாரி ஷேப்ல நீங்க நடக்கலாம். உங்களுக்கு வாக்கிங்ல கிடைக்கிற பலன் எல்லாமே கிடைக்கும். உடலுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஆனா மனசக்கு நமக்கு தேவையான பலன்கள் கிடைக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து யார சந்திக்கணுமோ அகைன் நான் ஃபோகஸ் பண்றது யாருன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெஜாரிட்டியா வந்து வாக்கிங் ஸ்பேஸ்ல வந்து வாக் பண்ற அவங்களயே நான் வந்து ஃபோகஸ் பண்ணி நான் சொல்றேன். அவங்களுக்கு கம்பேனியன்னா அதாவது இந்த வாக்கிங் பிரெண்ட்ஸ்ன் இருப்பாங்க. அவங்கள பார்க்கலன்னா, இவங்கள நம்மளால சந்திக்க முடுல. ஆமா, கண்டிப்பா. இவங்களால சந்திக்க முடுல. ஏனா, சில பேர் வந்து வாக்கிங் பண்ண வரமாட்டாங்க. சும்மா வந்துட்டு போ உட்கார்ந்துட்டு வாக்கிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்தா நல்லா இருக்கிங்களான்? பேசிட்டு ஒரு டீ காஃபி குடிச்சுட்டு அப்டியே கிளம்பிருவாங்க. அந்த மாரியான அ ஒரு நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள பார்க்காம ஒரு ஏக்கம் இருக்கும். சின்னதா ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால, வாக்கிங் கண்டிப்பா வந்து அந்த இடத்து இப்போ மழை பெய்ற சீசன்ல என்னால போ முடியாதுப்பா. ஓகே, அது ஒத்துக்கலாம். அதனால நீங்க மேல மொட்ட மாடியிலயோ, இல்ல எங்கேயோ பக்கத்திலேயோ நீங்க வந்து வால்க் பண்ணிட்டு நீங்க வந்து விட்ரலாம். இல்ல அப்டின்னா, வந்து மனசு மனசும் ஒரு மனிஷன மாரி நம்ம நெனைத்துக்கணும். அவனுக்கும் வந்து கொஞ்சம் மரியாத கடுக்கணும் நம்ம. உடலுக்கு மட்டும் மரியாத குடுக்கிற மாரி மனசக்கும் ம ம மனிஷ ம மரியாத குடுத்து, அவனுக்கு தேவையான விஷயத்தையும் செய்யனுங்குறது தான் என்னோட தாழ்மையான கருத்து.
ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். நிச்சியமா, நிச்சியமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். வாக்கிங் மேக்ஸ் <laughs> ஆ. ம்ஹ்ம். ம். ஆ, ம்ஹ்ம். ம்ஹ்ம். அரும! ரொம்ப அழகா சொன்னீங்க. இது போக நான் ஒரு மீம் ஒண்ணு வந்து நகைச்சுவையா பார்த்தேன். அதில என்னன்னா, "ஏப்பா காலங்காத்த நாலு மணிக்கெல்லாம் கடைய திறந்து வட போட்டு வச்சுட்ருக்கியே இங்கே இந்த நேரத்தில யார் வந்து வாங்குவா?" அப்டின்னா "நீங்க வாக்கிங் போக வருவாங்கல்ல உடல் எடைய குறைக்கிறதுக்கு அவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க." அப்டின்னு சொல்லி பார்த்தேன்.
<laughs> <laughs> கண்டிப்பா. இல்ல இது உண்மதான் இது உண்மதான் இது உண்மைதான். இது என்னனா, வடை சாப்பிறதுக்காக மோட்டிவேட் ஆயிட்டு நடைபயிற்சிக்கு வரவங்க. <laughs>
ம்ஹ்ம். <laughs> இதில என்ன பலன் இருக்குனு நெனைக்கிறீங்க? அவங்க ஒரு 1 மணி நேரம் நடந்துட்டு வந்து 2 வட சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சுல்ல இல்லையா?
நான் இத நான் உண்மையிலயே வந்து சில பேர நான் கிண்டல் பண்ணி நானே சொல்லுவேன். ஆ இன்னைக்கு வந்து வாக்கிங் பண்ணதுக்கு உண்டான பலன நீ வந்து டீ கடையில பார்த்துட்டா இல்லையா? 2 வடை சாப்பிட்டு முடிச்சுட்ட அவ்வளதான். அப்போ இன்னைக்கு பிளஸ், மைனஸ் ஆயிருச்சு. நாளைக்கு நீ வந்து வ வாக்கிங் போகாம டீ சாப்பிட்டா அப்டின்னா, அடுத்த நாள் நீ டபிள் டைம்ஸ் நடக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ அப்டிங்குற மாரி நான் வந்து சும்மா ஒரு கிண்டலா வந்து நம்ம சொல்லி காட்டுவோம் கண்டிப்பா.
ம்ஹ்ம். ம். ஹ்ம். ம்ஹ்ம்.